நான் வந்து படுக்கப் போறதுக்கு கிளம்புறேன், உள்ள போய் படுக்கிறேன்னு சொல்லும் போதெல்லாம், அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு நியாயத்தெடுட்டு வந்துருவாங்க. "அ நாங்க அப்ப இப்பிடி இருந்தோம். <chuckles> இப்போ இப்பிடி இருந்தோம்." ஆமாங்க. அதை வந்து சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க.
அ சரி. <chuckles> அந்த கதைய சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. ம், ஏன்னா, அவங்களுக்கும் ஒரு பேச்சு துணை இல்லை, இல்லைங்களா, இப்ப நீங்க, உங்களுக்கு கணவர் வெளியூர்ல இருக்காரு. சோ உங்களுக்கும் பேச்சு துணை இல்ல. சோ உங்க மாமியாரும் தனியா இருக்காங்கங்கும் போது, மாமியார் மருமகள் உங்க 2 பேருக்குள்ள தான் வந்து ஒரு பேச்சுவார்த்தை. உங்களுக்கு ஒரு பொழுதுபோக்குன்னு ஒண்ணு வேணும், இல்லைங்களா?
ஆமாங்க. <chuckles> ஆனா அந்த பொழுதுபோக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 10 மணி, 11 மணி வரைக்கும் இருந்தா பரவால்லீங்க. அதுக்கு மேலயும் உட்கார வச்சு அரை அரைன்னு அரைப்பாங்க. பாருங்க!
கண்டிப்பா, கண்டிப்பா. சொல்லுங்க. தொடரும். உங்க தூக்கத்த தொலைக்கிறதே வந்து, உங்க மாமியார் பேசுறதனாலன்ற மாரி சொல்ல வர்றீங்க. அவங்க அவ்ளோ பேசுவாங்களா?
ஆமாங்க. இது வந்து ஒரு பெரிய விஷயமா சொல்லல. இதுவும் ஒரு சம்பவம்ன்னு நான் சொல்ல வர்றேன். அப்டிங்கும்போது அவங்க என்ன பண்ணுவாங்கங்க. அ சரி, விட்டுருவாங்க, விட்டுருவாங்கன்னு பார்த்தா விடவே மாட்டாங்க. அதாவது பரவால்லைங்க. "நாங்க 1947ல" அப்பிடீங்கிற மாரி ஆர
நிச்சயமா. கரெக்ட் கரெக்ட். புரியுதுங்க. அ அப்பிடி, அதாவது சுதந்திரம் சுதந்திரம், சுதந்திரத்திற்கு முன்னாலன்னு, அவங்க காலத்த ஆரம்பிச்சிருவாங்க, இல்லைங்களா, உங்களுக்கு அது கேட்கவே ரொம்ப போர் அடிச்சு போய்ரும்.
<sighs> ஐயோ! ஆமாங்க. ஆமாங்க. அது ஒரு இதுக்காக சொன்னேன். அத்த வந்து அதுக்கப்புறம் தான் பொறந்திருக்காங்க. அவங்க இந்த ம இது படத்திலலாம் சொல்வாங்கல்ல. நாங்கலாம் 1947லேயே இது பண்ணிட்டோம்கிற மாரி. ஆமாங்க.
அது, சரி, சரி. நிச்சயமா. அ அந்த காலத்திலலாம் எப்டி இருப்போம், அந்த காலத்தில எப்டி இருப்போம். நாங்கலாம் அன்னைக்கு எப்பிடி இருந்தோம்ன்னு ஆயி ஆனா ஊனா அவங்க காலத்த இழுப்பாங்க. அவங்க காலம்ன்றது வேறங்க. ஏன்னா, அந்த காலத்திலல்லாம் அவங்களுடைய மூதாதையர்கள், அவங்களுடைய தாய், தகப்பன் வந்து, அவங்கள அந்த மாரி வளர்த்திருப்பாங்க. சொல்லப்போனா இந்த மாரி, நமக்கு இப்ப இருக்கக்கூடிய இந்த மீடியாக்கள், Whatsapp, Youtube, Facebook, மொபைல் இது எதுவுமே இல்லாத காலங்க. அந்த காலத்திலலாம் பார்த்தீங்கன்னா, ஒரு 6, 6:30 மணிக்கு இரவு உணவு உண்டுட்டு 7:30 மணி, 8 மணிக்குலாம் மேக்ஸிமம் தூங்கிருவாங்க. அதனால அவங்களுக்கு ஒரு நல்ல ஆழ்ந்த உறக்கம் கிடைக்குங்க. ஆனா இந்த நம்ம காலத்தில அது வந்து நமக்கு மிகப்பெரிய இழப்பு இல்லைங்களா?
ம். அ. ஆமாங்க. ஆமாங்க. அதாவது பரவால்லங்க. சொன்ன கதையவே புதுசா சொல்ற மாரியே சொல்வாங்கங்க. <chuckles> எத்தனை வாட்டி தான் கேட்காத கதைய புதுசா கேட்குற மாரியே நடிக்க முடியும், சொல்லுங்க? அப்படியே என் தூக்கத்தையே கெடுத்துவுட்டுருவாங்க! <chuckles>
ம்ஹ்ம். திரும்ப திரும்ப சொல்லுவாங்க. <laughs> கரெக்ட் தாங்க. வடிவேலு சொல்ற மாரி, திரும்ப திரும்ப சொல்றியேன்னு சொல்லவும் முடியாது. ஏன்னா, அவங்க தான் அத்தையா போய்ட்டாங்க. அவங்க ஏதாவது ஃபீல் பண்ணுவாங்க. நிச்சயமாங்க! கரெக்டா சொன்னீங்க.
ஆமாங்க. என் கணவர்ட்ட தான் நான் அடுத்த நாள் காலைல சொல்லுவேன். ப்பா நைட் எல்லாம் தூங்க விட மாட்டேங்கிறாங்கப்பா. சொன்ன கதையவே சொல்ட்டே இருக்காங்கப்பா. அப்படின்னு சொல்லி, சொல்லி கிண்டல் பண்ணிட்டுருப்பேன். அதனாலேயே கொஞ்ச நாள் வந்து எனக்கு கொஞ்சம் தூக்கம் வந்து கொஞ்சம் கம்மியான மாரி இருந்தது. அதுக்கப்புறம் நானாவே கொஞ்சம் உஷாராயிட்டேன். அய்யய்யோ! இப்படி உட்கார வச்சு மொக்கை போட்டாங்கன்னா முடியாதுன்னு, "அத்த நான் தூங்கப் போறங்க அத்த" எஸ்கேப் ஆயிருவேங்க. <chuckles> அ.
ஓகேங்க. <laughs> ஓகே. ஓகே. <laughs> சரி, சரி. அத மாமியாரும் புரிஞ்சுகிட்டாங்க இல்லைங்களா, மாமியார் புரிஞ்சுகிட்டு உங்களுக்கு தூக்கத்திற்கான நேரத்த அவங்க குடுத்தாங்க.
புரிஞ்சுகிட்டாங்க புரிஞ்சுகிட்டாங்க. சரி. நம்ம மொக்க போட்றோம். அப்பிடிங்கிறத புரிஞ்சுகிட்டாங்க.
சூப்பர். சூப்பர்ங்க! கண்டிப்பா. நீங்க வந்து, உங்களுடைய சிறு வயது முதல், அப்பறம் நீங்க வீட்ல வளர்ந்த விதம், உங்கள் கணவர்கிட்ட நீங்க காட்டின அன்பு, உங்க மாமியார்கிட்ட நீங்க அந்த தூக்கத்தப் பத்தி தூக்கம் வேண்டும் தூங்கவேண்டும்ன்றதுக்காக இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கிறீங்க. அதுவும் பர்ட்டிகுலரா சண்டே, ஞாயிற்றுக்கிழமைகள்ல நீங்க தூங்குறதுக்கெல்லாம் என்னென்ன கஷ்டம்லாம் பட்டுருக்கிறீங்க. அப்படின்ற ஒரு அற்புதமான ஒரு எல்லாத்தையும் கோர்வையா சொல்லி, இந்த ஒரு உரையாடல் மிகச்சிறந்த ஒரு உரையாடலா நீங்க கொண்டு வந்திருக்கிறீங்க. ரொம்ப அற்புதமான உரையாடலா இருந்ததுங்க.
<chuckles>

ஆ நிச்சயமாங்க. என்னோட கணவர் கூட பாத்தீங்கன்னா, வெளியூர்லதாங்க இருக்காரு. அவரு வந்து பாத்தீங்க அப்டின்னா, இப்டி தான் வந்துட்டு, நைட்லாம் சரியா தூங்க முடியல. ஏன்னா வெளியூர்ல இருக்கவங்களுடைய வாழ்க்கை என்னாங்க, ஆஃபீஸ் போறது, அ ரிட்டர்ன் வர்றது, ஏதாவது போன் பாக்கறது இவ்வளவு தாங்க. நம்ம குடும்பத்தோட இருந்தாவாது <chuckles> கொழந்தைங்க ஆ.
ஓ! அப்டிங்ளா? அவ்வளதான். கண்டிப்பா. குடும்பத்தோட நேரம் செலவழிக்கலாம், அவுங்களுக்குன்னு சொல்லி ஒரு பொழுதுபோக்கு நேரம் போகும். ஆமா. வெளியூர்ல இருக்கும்போது, அந்த நேரத்த செலவழிக்க முடியாது இல்லைங்ளா? கண்டிப்பா.
ஆமாங்க. ஆமாங்க, அப்படிங்கும்போது அவரு வேல பாக்கிற எடத்துக்கும், அவர் இருக்றதுக்கும், நல்லு நடக்க நடக்க வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். <chuckles> அப்டிங்கும்போது, அந்த ஒரு ஒடம்பு சலுப்பும் இல்ல. அப்டிங்கும்போது, வந்து படுத்தா தூக்கம் வர மாட்டேங்குதுன்னு ஃபோன எடுத்து பாத்துக்கிட்டே இருந்து, இரவெல்லாம் தூங்குறதே கெடையாதுங்க. இதோடைய வ் அ அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆச்சு அப்டின்னா, ஒரு மாரி ஹெடேக் அதிகமாயிடுச்சுங்க. பின் மண்டலாம் வலிக்க ஆரம்பிச்சுருச்சு. ஆ அப்புறம் என்ன பண்றதுன்னா, அந்த தூக்கம் இல்லாமயே காலையில போய் ஆஃபீஸ்ல உக்காந்துட்டு, சரி இது ஒரு மாரி டயர்ட் ஆக்குதுன்னு, அந்த ஹெட்ஃபோன வேற போட்டுக்கிறதுங்க, காதுல.
ஓ! பரவால்ல. அது சரி. ஓஹோ! அய்யய்யோ! ஓகேங்க. ஒகே. அது கூட கொஞ்சம் தூண்டியிருக்கும், தலைவலிய. இல்லைங்ளா?
ஆ ஆமாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப இங்க ஊருக்கு வந்தப்போ வந்து ரொம்ப வலிக்குது வலிக்குதுன்னு சொல்லிட்டே இருந்தாரு. அப்புறம் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போய் பாத்து, அப்புறம் அவுங்களே டாக்டரே வந்து, நீங்க என்னா பண்றீங்கன்னு? என்னய கேட்ட மாதிரி தான், அவங்களையும் எல்லாமே கேட்டு, அப்புறமா தான் அவுங்களே சொன்னாங்க. "இப்டி தூங்காம இருக்கக்கூடாது. நான் வந்து தூங்குறதுக்கு ஒரு விட்டமின் டேப்லெட் மாரி எழுதிக் குடுக்குறேன். கொஞ்ச நாளைக்கு நீங்க இதை யூஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் சரியாயிரும்" அப்டின்னாங்க. அதுக்கப்புறம் ஒரு விட்டமின் டேப்லெட் மாரி குடுத்தாங்க. அத வந்து எடுத்துட்டு போயி, கொஞ்சம் அந்த பிராக்டிஸ் அது எதுக்குன்னா அந்த தூக்க மாத்திரை மாரி கெடையாதுங்க. அது ஒரு விட்டமின் டேப்லெட் மாரி குடுப்பாங்க. ஆ அது வந்து
ம். சரி. நிச்சயமா. அது சரி. ம். நிச்சயமா. ஒகேங்க. நிச்சயமா. ஆ கரெக்ட்டு. அந்த விட்டமின்ஸ்லாம் ஒடம்புல சேரும்போது, நம்மள அறியாமயே நமக்கு அந்த நேரம் வரும்போது, தூக்கத்த தூண்டும் அது. அது தூக்க மாத்திரையில்ல, நீங்க சொன்ன மாரி, அந்த தூக்கத்த வந்து வர வழைக்கும். கரெக்ட்டா அந்த நேரத்துக்கு நம்மளால தூங்க போணும் அப்டின்ற மாரி தோணும். அந்த மாரி நேரத்ல நம்ம தூங்கினோம்னா, அதிகாலையில எந்திக்கலாம். அந்த ஒரு ஹாபிட் வரும் இல்லைங்ளா?
ஆ. ஆ கரெக்ட்டா சொன்னீங்கங்க. அந்த மாரி தான் வந்து அவருக்கு பழகுனாரு. ஒரு 10 நாளைக்கு குடுத்தாங்க சாப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் அவருக்காவே அந்த ஆட்டோமேட்டிக்கா அந்த டைம்க்கு வந்து, தூங்கணுன்ற ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் மாரி அவர் மண்டைக்குள்ள வந்துருச்சு. அதுக்கப்புறம் வந்து சரியான ஒரு தூக்கம் வந்து வந்துச்சுங்க. கொஞ்சம் நல்லா ரெஃப்ரிர அ
சரி. சூப்பர்ங்க. ஓ! இப்ப வந்து உங்க கணவர் நல்லா ஓய்வு எடுக்கிறாரு. இரவு நேரத்துல நல்லா தூங்குகிறாரு இல்லிங்ளா?